ஆ. மேலாளர்ட்ட தாங்க பேசணும். மேலாளர் என்ன பண்ணிருவாரு அப்டினா, அ அவரு தான் வந்து இந்த ஃபோன் பண்ணி இந்த மாடி எடுன்னே சொல்றதே அவர் தான். அதான் பிரச்சன. ஆ, ஆ. அதனால எனக்கு ஓவர் டைம் வந்துட்டு, சுத்தமா வந்து எனக்கு பிடிக்காமயே போய்ருச்சு. ஏன்னா அது ரொம்ப வந்து என்ன பிரச்சனைனா, ஓவர் டைம் பண்றது பிரச்சனை இல்ல, ஓவர் டைம் பண்ணும்போது நம்ம ஏதாது மிஸ்டேக் பண்ணிருவோம். ஆ ஏன்னா நம்ம தூக்க கலக்கத்தில இருக்கிறோம் அப்டிங்கிறனால, அ 4 மணிக்கு மேல நம்ம என்ன பண்ணாலும் அது மிஸ்டேக்கா தான் போய்ட்டே இருக்கும். அத வந்து அ அத செஞ்சு முடிக்குறக்கும் நேரம் அதிகமா எடுக்கும். மிஸ்டேக் ஆகவும் ஆகும். மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனு சொல்லி சம்பளத்திலயும் கை வைப்பாங்க.
அதேதான் ஆமா. ம். ம். கண்டிப்பாங்க. அடடடா! அவங்க தான் வேலையும் பாக்க சொல்றாங்க, அப்புறம் வேல பாத்தா பிரச்சனை வந்துருச்சு, மிஸ்டேக் வந்துச்சுனா அத சரி செய்ய சொல்லி தரணும் நமக்கு. அதையும் சொல்லித் தர மாட்டாங்க. சம்பளத்தில கை வைக்கிறாங்க என்னங்க இது, ம்.
ஆ. ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆ. அதனால என்ன பண்ணிட்டே அப்டின்னா, ஆ ஒரு நாள் இது அப்டி பண்ணாங்க. அ மிஸ்டேக் ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு சம்பளத்த கொறைக்க போறேன்னு சொன்னாங்க. அடுத்த மாசத்திலருந்து நான் ஓவர் டைம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னால முடியாது. ஆ அப்போ முதல்ல நான் ஓவர் டைம் பாப்பேன் பார்க்க சொல்ல சொன்னபோது அவங்களுக்கு வந்து ஆள் இல்லையா ஆள் இல்லையாம்மா, நம்ப பாத்து தான் ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ நான் பாக்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ வந்து அவங்களால வந்து அதை சமாளிக்க முடியுது அது எப்டின்னு எனக்கு தெரியல. ஆ அ அதனால.
பாருங்க. <laughs> அவங்களோட நோக்கம் புல்லா வந்து உங்கள வந்து வேல செய்ய விடாம, வே ஆதாது வே தூங்க விடாம பாத்துக்கணும்னு நினச்சுட்டு இருந்திருக்காங்களாட்ட இருக்குது பாருங்க. ம்.
ஆ அதேதாங்க. சும்மா வந்துட்டு நம்ம சேரி சேரின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன ஆகுது அப்டின்னா, ஆ அதிக வேலை குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறாங்கன்னே சொல்லலாங்க. அதனால, முடிஞ்ச வரைக்கும் ஆ பணம் பணம்னு போனோம் அப்டின்னா அது ரொம்ப பிரச்சனை ஆகும் அப்டிங்கிறனால, ஓவர் டைம் வந்து செய்யாம இருக்கிறது நல்லது. என்ன கேட்டா நான் வந்து இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சதுலயிருந்து கொஞ்சோம் வாழ்க்கை வந்து சுமூகமா போச்சுன்னே சொல்லுவேங்க. ஆ.
கண்டிப்பாங்க, ம்ஹம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இப்ப இந்த ஓவர் டைம் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ பணம் இல்லாம் பணத்துக்காக இல்லாம, ஆ இப்போ ஒரு வேல என்னால முடிக்க முடியல இன்னும் 2 மணி நேரத்தில இந்த வேலைய நான் முடிச்சுருவேன். ஆனா அந்த வேலைய முடிக்க வேண்டியது ரொம்ப, ரொம்ப அவசியம். அது வந்து ஒரு முக்கியமான ஃபைலா கூட இருக்கலாம். இதா இருக்கலாம். அப்போ அவங்க ம். அப்போ அவங்க பணத்தை பத்தி மையப்படுத்தி பேசாம, வேலைய முடிச்சு குடுத்துட்டு போமா அப்டின்னு ஒரு காரணம் காட்டி கேக்கும்போது நீங்க எப்டி அதை முடிச்சு குடுக்க நீங்க ஒத்துப்பீங்களா?
ஆஹ. ஆஹ. ஆஹ. ஆ. அது வருங்க. ஏன்னா இப்போ வந்து 4:00 மணிக்கு அப்டின்னா, எப்போமே 4:00 மணிக்கு முடியாது வேல. 4:00 4:30 அந்த மாரி ஆகத்தான் செய்யும். அ அதிகபட்சம் 1 மணி நேரம் அதிகமாகும். அதுக்கு மேல ஆகாது. ஏன்னா, ஆ அது ஆனா அது அது வேற வழியே இல்லைங்க அது பண்ணி தான் குடுத்தாகணும். ஆ ஆனா அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஓவர் டைம் காசு வராது.
ஓஹோ! ம்ஹம். சரிங்க.

ஓ! இப்ப அந்த 1 மணி நேரம் பிரேக்குனா அந்த 1 மணி நேரத்துக்குள்ளயே நீங்க ஆஃப் பண்ணிக்கணும் ஆனும் பண்ணிக்கணும்.
ஆமாங்க. ஆ லேப்டாப் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரணும். அப்போ ஆஃப் பண்ணணும்னா எல்லாத்தையும் அழிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டேன்னா, ம் அந்த குக்கீஸ் அது இதுங்கிறதெல்லாம் அழிச்சிட்டு வந்து இது பண்ணனும். ஆ ஆன் பண்ணும்போது மறுபடியும் எல்லா போல்ட்ரையும் மொதல்ல இருந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணனும். அப்டிங்கம்போது, ஒரு 10, 10 நிமிஷம் அதுக்கு போய்ரும் கண்டிப்பா. ஆஃப் பண்ணும்போது 10 நிமிஷம் தேவைப்படும். ஆன் பண்ணும்போதும் 10 நிமிஷம் தேவைப்படுங்க.
ஓஹோ! சரிங்க, சரிங்க. ம்ஹ்ம்.
ஆ அந்த எடையில இருக்கிற நேரத்ல ஒரு 20 நிமிஷம் தூங்கிட்டு, மீதி ஒரு 10, 20 நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம், அ எந்திரிச்சி பாத்ரூம் போயிட்டு வர்றது அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து உட்கார்ற மாதிரி இருக்குங்க.
சரிங்க. ம்.
அ அதெல்லாம் அலாரம் வச்செல்லாம் தூங்கிருக்கிறேன் நானு. <laughs> ஆ.
அதுதாங்க நான் நெறைய வாட்டி யோசிப்பேன். இந்த நைட் ஷிஃப்ட் வேல பார்க்குறவங்க, எப்டிதான் வேல பார்க்குறாங்கன்னு தெரியல. காலையில நமக்கு காலையிலயே நமக்கு வேலை செய்யும்போதே, பகல் நேரத்திலயே நமக்கு தூக்கம் வருது. நைட் நம்ம தூங்குற ஆளுங்களே பகல் நேரத்துல நம்ம தூங்குறோம். இவுங்க நைட்ல என்னென்னு வேல செய்கிறாங்கன்னுலாம் நெறைய நான் யோசிச்சிருக்கேன் நானு.
ஆ. ஆமாங்க. ஆ. ஓஹோ! சரி, சரிங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அ பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். அ தூக்கம் வராம இருக்கறக்கு. ஆ அதுவும் எப்டி வச்சிருப்பேன்னா அந்த வால்யூம்ம ரொம்ப கம்மியா வச்சிருப்பேன். அ அப்ப என்ன ஆகும்ன்னா, நம்ப உத்து கவனிச்சு கேட்டா தான் அந்த பாட்டு காதில விழுகும்.
ஓஹோ! அப்டிங்ளா! ஓஹோ! ஆமா, ஆமா.
ஆ அதனால வந்து கவனிச்சு கேட்கும்போது தூக்கம் போயிரும் தானா! சில நேரங்கள்ல அந்த பாடல்களே தூக்கம் வர வச்சிரும். <laughs> ஆமாங்க.
சூப்பர்! சூப்பருங்க. ஆ. அதுதான் நான் இப்ப யோசிக்கிறேன். எனக்குலாம் பாட்டு பாட்னாலே நான்லாம் தூங்கிருவங்க நானு. என்ன மாரி பாட்டுக்குனாலும் தூங்கிருவேன் நானு.
ஆ அப்போ அதேதாங்க குத்து சாங் வைக்கிறது அந்த மாரி கு சில நேரங்கள்ல வப்பேன். ரொம்ப வந்து அசதியா இருந்துச்சு அப்டின்னா. அ முடிஞ்ச வரைக்கும் காலையில தூங்கிர்ணும். காலையில தூங்கலைன்னா நைட்டு சமாளிக்க முடியாதுங்க.

இப்ப பாத்தீங்கன்னா, நம்மல்லாம் அடிக்கடி வந்து வேலை செய்ற நேரத்தில, கு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல கூடுதலானா நேரம் நம்ம வேலை செய்வோம். அது வந்து ஓவர் டைம்னு சொல்லுவாங்க. அத நெறைய பேர் விரும்பி செய்வாங்க, நெறைய பேர் கட்டாயத்தினால செய்வாங்க. அந்தமாரி அடிக்கடி ஓவர் டைம் வேலை நேரம் வந்தா நீங்க என்னா பண்ணுவீங்க? அத நீங்க பெரும்பாலும் குறைக்கப் பாப்பீங்களா? இல்ல பரவால்ல அப்பிடின்னு வேல செய்வீங்களா? அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. ஆ, ஆரம்ப, ஆ கண்டிப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில வந்துட்டு எனக்கு, அத குறைக்கணுன்னு தெரியாம நான் என்ன பண்ணிட்டேனா, ஆ ஓவர் டைம் பாத்தா அதுக்கும் காசு குடுத்துருவாங்க. ஆ, அதுவும் சில நேரங்கள்ல என்ன ஆகும் அப்பிடின்னா, ஆ நம்ப வார இறுதி நாட்கள்ல விடுப்பு இருக்குங்கல்ல, ஆ அந்த விடுப்பு அன்னக்கி வேல செஞ்சா டபுள் சேலரி குடுப்பாங்க. 2 மடங்கு தருவாங்க ஊதியம்.
ஓஹோ!
ஆ, அதுனால என்ன பண்ணிட்டேன்னா, அந்த காசுக்கு ஆசப்பட்டு நானும் வந்துட்டு, அ எப்போ, எப்ப கேட்டாலும் நான் செய்யிறது அப்பிடிங்கிற மாரி செஞ்சிட்டே இருக்குறேன். ஆ, ஒரு காலகட்டத்தில என்ன ஆகுது அப்பிடின்னா, ஆ நம்மட்ட கேக்காமயே வந்துட்டு, அவங்க பாட்டுக்கு, அ 8:00 மணி நேரம் வேலைன்னா 9:00, 10:00ங்கிறது அ அவங்க பாட்டுக்கு போட்டுக்குறாங்க. அ, காலையில பண்ணிருமா அப்பிடிங்கறாங்க, அந்த 8:00 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்பறமா.
ஓஹோ!
ஆ, எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஓவர் டைம் வேலைன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே, இல்ல ஒரு நாளைக்கு முன்னாடியே சொன்னா தான் நம்ப வந்து மனதளவுல வந்து தயாராகி இருப்போம். ஆ.
கண்டிப்பாங்க. ஏன்னா வீட்லேயும் வேற சொல்ட்டு வரணும் இல்லேங்களா! திடுதிப்புன்னு வந்துட்டு
ஆமாங்க. ஆ, இல்லேங்க. எனக்கு வந்து வேலைங்கிறது வந்து வீட்டிலேயே தான் நான் செஞ்சிட்டுருந்தேன். ஆ, திருமணம் ஆகுறக்கு முன்னாடி அப்பிடின்னு வச்சுக்கலாம். ஆ திருமணம் ஆகாத நாட்கள்ல நான் வீட்டிலேயே தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆ அப்பிடி செஞ்சுட்டுருக்கும்போது எனக்கு இரவு வேலைங்க. ஆ இரவு 7:00 மணிக்கு உட்கார்ந்தேன் அப்பிடின்னா, காலையில 4:00 மணி வரைக்கும் வேலை செய்யணும்.
ஓஹோ! சரிங்க, சரிங்க.